பொதுவாவே இப்போ ஆ நம்ம நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இணையதளம் வழியா வந்து நெறைய விஷயங்கள் வந்து கத்துக்குறாங்கங்க. ஆ அப்டிங்க போது நீங்க உங்களுடைய இணையதளத்தை எந்த மாதிரி விஷயத்துக்காக யூஸ் பண்றீங்க. அதாவது ஆ படிப்புகாக, இல்ல வந்துட்டு நெறைய விஷயம் வந்து அதுல கத்துக்குறதுக்காக எந்த மாதிரி விஷயத்துல வந்து உங்களோட இணைய இணையதளத்தை வந்து நீங்க பயனு, பயனுள்ளதா நீங்க வந்து வச்சுக்கிறீங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
ஆ கண்டிப்பாங்க. ஆ இப்போ எ நான் எ பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல்ல முடிச்சது வந்து "Accounts with Business Maths" ங்க எனக்கு வந்து "Computer Science" எடுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆ கம்ப்யூட்டர்ல ஆ போய் படிக்கணும் அத கத்துக்கணும் அப்டின்ற மாரி ஆச இருந்துச்சுங்க. ஆனா நான் "Business Maths" தான் எடுத்தேன். அப்டின்னும்போது எனக்கு அந்த "Computer Knowledge" எதுமே இல்லாம போயிருச்சு ஆ.
ஆ, சரிங்க. எதனால நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் மேல நாட்டம் இருந்து ஆ "Business Management" எடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா?
ஆ. ஏனா எனக்கு "கம்ப்யூட்டர்" படிக்கணும்ன்ற ஒரு விருப்பம் அப்டின்ற மாரி இல்லங்க. என்ன நம்ப இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டோன்னா அந்த கம்ப்யூட்டர ஜெ ஒரு ஜென்ரலாவது ஒரு பேசிக்காது தெரியனுல. அந்த மாரி ஆ எங்க வீட்ல வந்து ஒரு லேப்டாப் இருந்துச்சு. ஆனா அது வந்து ஒரு ஒரு கட்டத்துல வந்து ரிப்பேராயி ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு ஆயிருச்சு. அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சு வர வயசுல. அப்டின்னும் போது அந்த ஆ இப்ப வீட்ல அந்த லேப்டாப் இருந்துச்சுன்னா, அது மூலியமா நான் ஏதாச்சு பண்ணி அதுல பேசிக்காது தெரிஞ்சுக்கலாம் அப்டின்ற மாரி தான் எனக்கு ஒரு எண்ணம். ஏனா எந்த ஒரு விஷயம்ன்னாலுமே நம்ம வந்து அ ஒரு கம்ப்யூட்டர்லயோ, எதிலயாச்சு போட்டு பார்த்தா தான் நம்ளுக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கும். அப்டின்ற மாரி எனக்கு ஒரு எண்ணம். ஏனா, வேலைன் போயிட்டாலே இப்பொல்லாம் வந்து அ நான் அக்கவுண்ட்ஸ் தான் படிச்சேன். இருந்தாலும் அக்கவுண்ட்ஸ வந்து இந்த நோட்புக் லெட்ஜர்லாம் மெயின்டென் பண்ணி இப்போ ரொம்ப காலமாயிடுச்சு.
கண்டிப்பா. சரிங்க. புரியிதுங்க. ஆமாங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா, சகஜமா வந்து கணினி யூ பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க இல்லைங்களா?
கண்டிப்பா. அதுதாங்க லெட்ஜர் நம்ப படிச்சது என்னன்னா லெட்ஜர் புக்குல பி எப்டி லெட்ஜர் ஃபார்ம் ஆ ரெடி பண்ணி வைக்கணும் அதுதான் அக்கவுண்ட்ஸ்ன்ற மாரி படிச்சுட்டு. அங்க போய் பார்த்தன்னா லெட்ஜரயே ஒரு டேலியில போட்டு வச்சு முடிச்சு அனும்ச்சிட்டுறாங்க. அந்த மாரி இருக்கும்போது நம்ம சூழ்நிலையில எப்டின்னா இப்போ வந்து இந்த கணினிய நோக்கி தான் ஓடுற அந்த மாரி ஆயிடுச்சு. இணையத்த நோக்கி அந்த மாரி போற நெலைமை ஆயிட்டதும். ஆ நான் வந்து மேத்ஸ் தான் எடுத்து படிச்சேன்றதனால எனக்கு வந்து இந்த கணினி அடுத்த காலேஜ்லேயும் போனா கணினி கிடையாது அப்டின்னும் போது ஆ எப்டியாச்சு இத நான் தனியாவது கத்துக்கணும் அப்டின்ற ஒரு ஆ இது வந்து எனக்கு வந்துக்குட்டே இருந்துச்சு மனசுல. அப்பன்னு பாத் அ அப்பன்னு பார்த்து எனக்கு காலேஜ்ல வந்து ஒரு டாலி கிளாஸ் 1 அசைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு 6 மாசம்ங்க அது. அப்டின்று இருக்கும்போது அதுல போய் பழக ஆரம் இது கத்துக்க ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு ரொம்பவே ஆர்வம் வந்துருச்சு. அப்ப வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்கும். அங்க போய் அந்த 6 மாசத்துல கத்துக்கும் போது, எனக்குள்ள என்ன சொல்றது 6 மாசத்துல பேசிக் டேலி மட்டும் கத்துக்குடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு அப்பறம் என்ன ஆயிடுச்சுன்னா எப்டியாவது நான் ஒரு லேப்டாப்போ, இல்லன்னா ஒரு இதுதோ வாங்கனும் ல சிஸ்ட்டமோ வாங்கனும். வாங்கி அதுல நம்ப எல்லாமே கத்துக்கணும். அத டேலில அடுத்த, அடுத்த லெவல் கொண்டுட்டே போயிட்டு இருப்பாங்க. அடுத்தது அப்கிரேட் வந்துட்டே இருக்கும் அப்டின்னம் போது நான் எல்லாத்தையும் கத்துக்கணும் அப்டின்ற மாரி முயற்சி பண்னே. அது வந்து என்னை இவ்ளோ
<chuckles> ம். கரெக்ட் தாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கங்க? சரிங்க. ம். அ. கண்டிப்பா. நிச்சயமாங்க. இது உங்கள பாராட்டணும். ஏனா நீங்க எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் எடுத்திருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் மேல இருந்த ஒரு ஆர்வத்துக்காக நீங்க வந்து ரொம்ப மெனக்கட்டு இந்த 6 மாசம் அத முடிச்சுட்டு அதுக்கு அப்புறம் எப்டியாவது வந்து ஒரு லேப்டாப் வாங்கி கத்துக்கணும்னு அந்த வயசுலேயே நல்ல ஒரு ஆர்வமா நீங்க செயல்பட்டுருக்கீங்க. மேற்கொண்டு என்ன பண்ணீங்கங்க.
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அதுக்கப்பறம் என்ன ஆயிடுச்சுனாங்க, ம். நான் வந்து என்ன ஆயி பண்ணிட்டேனா, எங்க வீட்ல சொல்லிட்டேன். "எனக்கு இந்த மாரி சிஸ்டம், ஏதாச்சும் வாங்கி தாங்க. அ எனக்கு வந்து இப்போ வந்து நான் அந்த மாரி கிளாஸ் கத்துட்டதில நான் பாதி கத்துட்டேன், மீதி கத்துக்கணும்." அப்படீன்ற மாரி கேட்டேன். அவங்க வந்து சரின்னு சொல்லிட்டு, ஒரு லோன் போட்டு எனக்கு வந்து அந்த சிஸ்டத்த அ வாங்கிக் குடுத்தாங்க. ஒரு லேப்டாப் லேப்டாப் மாரி ஒண்ணு வாங்கி குடுத்தாங்கங்க. அதில வந்து நான் ரொம்ப, அ இது பண்ணி பார்ப்பேன். அப்போ வந்து YouTubeல போய் ஒண்ணு போட்டு பார்த்தேங்க. ஆ டேலில நான் இது வரைக்கும் படிச்சிருக்கேன். "அடுத்த லெவல் என்ன? அப்படீன்ற மாரி, நான் அதில போய் கத்துக்கணும்." அப்படீன்ற மாரி நான் போய் கத்துக்க ஆரம்பிச்சேன். அதில ஆ! YouTubeல வந்து இந்த டேலிய பத்தி எப்படி? என்ன? ஏதுன்னு? சொல்ட்டு சொல்லி தருவாங்க. ஆ! அப்படீன்னு போய் கத்துக்கும் போது, நான் ஒண்ண உணர்ந்தேன். இதில கத்துக்கிறதுனால, நம்பளுக்கு வந்து நம்ப எங்கேயாவது போய் சொன்னோம்னா, அத வந்து ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப நம்ப வந்து ஒரு ஆஃபீஸ்ல போய் சப்மிட் பண்ணணுனா, ஒரு சர்ட்டிபிகேட் தான கேட்பாங்க. "என்னென்னலாம் படிச்சிருக்கீங்க? அந்த சர்டிஃபிகேட்டல்லாம் அப்ப குடுங்க." அதில நம்ப போட்டிருந்தாலுமே ரெஸ்யூமில போட்டிருந்தாலுமே, அது என்னென்னலாம் இருக்குன்ற மாரி ஒரு ரெஃபர் பார்ப்பாங்க. அப்படீன்னும் போது, ஆ நான் என்ன நெனைச்சேன்னா, "அதை ஒரு சர்டிபிகேட் கோர்ஸா மாத்தணும்." அப்படீன்ற மாரி நெனைச்சேங்க. அப்போ நான் வந்து இதை YouTubeல பார்த்ததிலேயே நெறைய அந்த மாரி YouTubeல பார்த்தேன். இத மாரி, "எப்படி, எப்படில்லாம் கோர்ஸ் வீட்லருந்தே கத்துக்கலாம்?" அப்படீன்ற மாரி நெறைய ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, ஒரு ஒரு இடத்த வந்து இணையத்திலயே இலவசமா டாலி இந்த அப் அப்கிரேட் வர்ஷன்ல சொல்லி தர்றாங்கன்றத நான் ஒரு அதாவது எனக்கு ஒரு கெடைச்ச வரப்பிரசாதமா என்னன்னு தெரியல. அது ஒண்ணு கெடைச்சுச்சு.
சிறப்புங்க, சிறப்பு. <laughs> பரவால்ல சிறப்பு. ஓ! YouTubeல போய் கத்துக்கிட்டீங்களா? ஆ! ஆமா. நிச்சயமாங்க. சரிங்க. கண்டிப்பா, உங்களுக்கு அதை பார்த்ததும் பயங்கர சந்தோஷமா இருந்திருக்கும்ல்லங்க. என்ன நெனைச்சீங்க நீங்க அதை பார்த்தோனேயும்?
கண்டிப்பா. எனக்கு ஒரே மகிழ்ச்சி ஆயிடுச்சு. "நான் வாங்கின லேப்டாப்க்கும் ஒரு பிரோஜனமான ஒரு விஷயம் நடந்துருச்சுடா!" அப்படீன்ற மாரி. ஏன்னா, வீட்ல நான் அவ்வளோ பேசி வாங்குனேன். "நான் வந்து ஒண்ணு கத்துக்க போறேன். அ அதனால எனக்கு வேணும்." அப்படீன்ற மாரி, ஒரு பிடிவாதம் பிடிச்சு ஒரே கால்ல நின்னு ஒரே நைட்ல போய் நான் வாங்கிட்டு வந்தேங்க அந்த லேப்டாப்ப. அப்படீன்னு
சிறப்புங்க, சிறப்பு. <laughs> ஆனா, அ உங்களக்கு அதை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லைங்களா? நீங்க அதுக்கப்பறம் அதில சேர்ந்து, கத்துக்க ஆரம்பிச்சுட்டீங்களா?
அது ஆ. கண்டிப்பாங்க. அதாவது நிறையா பார்த்தேங்க. ஆனா வந்து எல்லாமே என்னன்ன, அ 6 மாச கோர்ஸு, அ 8 மாச கோர்ஸு, 3 மாச கோர்ஸு. அதுக்கு வந்து அமௌவுண்ட் இவ்வளோ பே பண்ணணும், அப்பிடின்றமாரி இருந்துச்சு. "இப்ப தான் வீட்ல லேப்டாப்க்கே இவ்வளோ பே பண்ணியிருக்காங்க. இங்க இருந்து நம்ப எப்பிடி போய் இத கேட்கிறது?" அப்பிடின்றமாரி எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அப்பிடின்டிருக்கும்போது அதில ப்ரீன்னு பார்த்தவுடனயே எனக்கு ரொம்ப தலகால் புரியலங்க. அது வந்து எப்பிடின்னா, ஒரு டிரஸ்ட் மூலியமா அ வந்து அ ப்ரீயா நடத்துறாங்க. அது வந்து எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு 50 பேருக்கு தான், அதோட வாய்ப்பு, அப்பிடின்றமாரி போட்டிருந்தாங்க. அதில நான் ஒரு அ 47ஆவது ஆளா நான் வந்து அந்த இதில நுழையிறேங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் லேட் ஆயிருந்துச்சுன்னா, நம்மள அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது.
புரியுது. அ, ஆ. சரிங்க. கண்டிப்பாங்க. நீங்க நிச்சயமாங்க. நீங்க அ எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்த நீங்க வந்து நேசிச்சு இருந்தீங்கன்னா, அந்த விஷயம் உங்கள தேடி வந்திருக்கு பாருங்களேன், இல்லயா! ஏன்னா, எல்லாத்துக்குமே கிடைக்காதுன்னு நீங்களே சொன்னீங்க. அப்பிடிங்கும்போது அந்த ஒரு 50 பேர்த்துல 47ஆவது இடத்தில இன்னும் ஒரு 3 தட்டி போயிருந்தா கூட கிடைச்சிருக்காது. அதாவது உங்களுக்கு அந்த நேரத்திற்கு அது கிடைக்கணும்னு உங்களுக்கு இருந்திருக்குங்க. சிறப்புங்க. <chuckles>
கண்டிப்பாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப் ஆமாங்க. இருந்திருக்கு. லேப்டாப் கூட பாருங்கங்களேன், எங்க அம்மா, அப்பாவும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாளைக்கு காலைல்ல போய் வாங்கிக்கலாம்னாங்க. நான் ஒத்த கால்ல நின்னு ,நைட் ஒரு 9 மணிங்க. அந்த கடையே மூட போற நேரத்தில போய் நின்னு அந்த லேப்டாப்ப வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சேங்க. அத வாங்கி வந்து மறுநாள் எனக்கு சாட்டர் டே லீவ் ஸ் காலேஜு. அந்த நேரத்தில நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சது தான் இது. அப்போ ஒரு நாள்னா, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா யாராச்சும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்தமாரி நிலைமையில தான் இருந்திருக்கும், அப்பிடின்னும்போது எனக்கு கிடைச்சது. ஒரு நல்வாய்ப்பா தான் நான் பாத் அந்த மே
ம், ம். சிறப்புங்க. பரவால்ல. <chuckles> நிச்சயமா. அன் கண்டிப்பாங்க. <chuckles> அதுக்கப்புறம் நீங்க என்ன மாரி அ ஸ்டெப் எடுத்தீங்க? எதாவது அந்த கிளாஸ்க்குள்ள போய் என்ன கத்துக்கிட்டிங்க?
ஆ அதாவது நா நான் வந்து ஒரு பேசிக்னா பேஸிக்காதாங்க அந்த Tally கத்துருந்தேன். அதுல போய் பார்த்ததுமே, எனக்கு நெறையா நான் நெறையா கத்துக்கிட்டேன். அடுத்த அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆயிடுச்சு அந்த இது. விஷன் அப்கிரேட் ஆயிடுச்சு. அத மட்டும் நான் பே பண்ணி வாங்கிக்கிற மாரி இருந்துச்சு. ஏன்னா ட்ரெய்னிங்க்காக. அத மட்டும் நான் பே பண்ணி, எனக்கு லேப்டாப்லாம் இல்லங்க, எனக்கு ரொம்பவே அது உதவியா இருந்துச்சு, ஆனா சொல்லணும்னா. அத மட்டும் நான் லேப்டாப்ல பே பண்ணி எடுத்துட்டேனா, அவுங்க வந்து டெய்லியும் ஒரு ஹோம்வொர்க் குடுப்பாங்க. அது வந்து கிளாஸ் வந்து 1 1/2 மணி நேரம். ஆ நம்ம டைமிங்க்கு ஏத்த மாரி நம்ப அத செட் பண்ணிக்கலாம். அன்ன அன்னைக்கு ட்ட மீட்டிங் அந்த அந்த கிளாஸ் டைம் டேபிள் குடுத்துருவாங்க. அதுல நம்பளுக்கு எந்த டைமிங் ஓகேவா இருக்கோ, அத நம்ம செலக்ட் பண்ணி, அன்னைக்கான டைம் டேபிள் படி, நம்ம அந்த கிளாஸ்ல போய் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். நா டூ 8 1/2 அந்த டைமிங் தான் சூஸ் பண்ணுவேன், நைட்டு டைம்ல. அத சூஸ் பண்ணி அந்த கிளாஸ் நல்லா போய்ட்ருக்கும். அவுங்க வந்து நைட் ஹோம்வொர்க் குடுப்பாங்க. ஆம். நம்ப வந்து எப்படீன்னா, அ ஷார்ட்கட் எல்லாமே தெரிஞ்சுக்குற மாரி, நெறைய ஹோம்வொர்க் குடுப்பாங்க. அதுக்கு வந்து நான் Tally அப் நான் வந்து அதுல டவுன்லோட் பண்ணியே ஆகணும். அப்படீன்னு. அதுலேருந்து பேசிக் டவுன்லோட் இருக்கும். ஹை லெவல் அதாவது, அப்கிரேட் வெர்ஷன் வேணுன்னா, நம்பளுக்கு அதுக்கு ஏத்த மாரி பே பண்ணி, பண்ணிக்கிற மாரி இருக்கும். நான் அந்த மாதிரி பே பண்ணி, அத கத்துக்கிட்டேன். ஆம். கரெக்ட்டா ஒரு 6 மாசம் ஆச்சுங்க. நான் நல்லபடியா முடிச்சு, ஆ எப்படி சொல்றது? அதுல வந்து கிளாஸ் வைஸ் பிரிச்சாங்க. 1ட் கிளாஸ், 2ன்ட் கிளாஸ், 3ர்ட் கிளாஸ் அப்படீன்ற மாரி. நான் 1ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன்.
ஆ. சரிங்க. ஆ. புரியுதுங்க. சரிங்க. ம். சூப்பர்ங்க. செம்மங்க. ஏன்னா உண்மையாவே சொல்றேங்க. நீங்க எவ்வளவு ஒரு ஆர்வம்? படிக்கும்போதே இந்த காலேஜ் படிக்கும் போதே வந்துட்டு, அவ்வளோ ஒரு ஆர்வமா அந்த அதாவது ஸ்மார்ட் மூவ்ன்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா அந்த ஒரு நாள்ல போய், அடம் புடுச்சு லேப்டாப்ப வாங்கிட்டு வந்து, அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி, அதுல 1 கிளாஸ்ல வாங்கி இருக்கீங்கன்னா, உண்மையாவே உங்கள ரொம்ப பாராட்டணுங்க. அதுக்கப்பறம் அந்த அந்த ஒரு படிப்பு வந்து, அதாவது அந்த கிளாஸ்ல நீங்க வந்து அ கத்துக்கிட்டதுனால, எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு பயணம் வந்து ஒரு நல்ல பயணமா இருந்துச்சுங்க? அத பத்தி சொல்ல முடியுங்களா?
அ. கண்டிப்பா. கண்டிப்பா. அஹ. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ கண்டிப்பாங்க. அது வந்து என்ன? சொல்லவே முடியாது. இன்னொன்னு இந்த 1 ஸ்ட் கிளாஸ்ல நான் பாஸ் பண்ணதுக்கு எனக்கு வந்து கிஃப்ட்டா அந்த இதா, 5,000 குடுத்தாங்க. பர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ண எல்லாத்துக்குமே 5,000 கேஷ் குடுத்தாங்க. அத வந்து நான் அந்த Tallyக்கு நான், அந்த இது பண்ணேன்னு சொன்னேன் பாருங்களேன். அந்த க பே பண்ணி தான் ப இது பண் டவுன்லோட் பண்ணேன்னு. அதுக்கான கேஷ் அதுல வந்துருச்சு. அப்படீன்னும்போது, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அந்த நேரத்துல.
செம்ம சிறப்பு. <laughs> ம். ஆமாங்க. அ. விடாது. அதாவது ஒரு பக்கம் ஒரு அமவுண்ட் போனாலும், ஒரு பக்கம் புடிச்சிட்டீங்க பார்த்தீங்களா? <laughs> சிறப்பு.
ஆ ஆமா. அ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அ நான் வந்து ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ்ல நான் ஒரு வேலைக்குப் போறேங்க. அந்த ஆடிட்டர் ஆஃபீஸ்ல வந்து எனக்கு அந்த சார் கேட்டது என்னென்னா, நீ அக்கவுண்ட்ஸ் படிச்சிருக்க ஓகேம்மா. உனக்கு Tally தெரியுமா? அப்கிரேட் வெர்ஷன் வரைக்கும் தெரியுமான்னு, ஒரே கேள்விதான் கேட்டாங்க. நம்ப ஏன்னா அந்த அதுக்கு ஏத்த மாரி வேலைக்கு தான் நம்ப பார்ப்போம். அப்படி கேட்கும்போது அந்த சார் சொன்னதே அதான். "உனக்கு பேசிக் தெரிஞ்சா, எனக்கு சத்தியமா சொல்றேன், எனக்கு வேண்டாம். எனக்கு அப்கிரேட் வெர்ஷன் தெரிஞ்சா மட்டும் தான்." ஏன்னா அவுங்க ஜி.எஸ்.டி. ஃபைல் பண்றதுனால, "அப்கிரேட் வெர்ஷன்ல பண்ணுறவங்களுக்கும், நல்லா Tallyய பத்தி, இந்த எக்ஸெல் பத்தி தெரிஞ்சு, Tallyய பத்தி தெரிஞ்சவங்க மட்டும் தான் இங்கு நான் எடுத்துப்பேன்." அப்படீன்ற மாரி அதுல சொல்லிட்டாங்க. எனக்கா ஒரே சந்தோஷம். "அ என்னடா இது?" அப்படீன்ற மாரி எனக்கு அது ஒரே பெருமையா போச்சு. அந்த 1 மாசம் நான் போய் எல்லாமே தெரிஞ்சு, நான் அங்க போய் வேலைக்கு போனதுனால, 1 ஸ்ட் மாசம் எனக்கு சம்பளமே ரூ. 35,000ங்க. அதாவது, நான் ஃபிரஷரா இருந்து ஏர்ன் பண்ணது, நான் படிச்ச படிப்புக்கு நான் எர்ன் பண்ணல. இந்த இணையம் மூலியமா நான் ஒரு ப்ரீயா ஒரு கோர்ஸ் கத்துக்கிட்டேன். அந்த கத்துக்கிட்ட கோர்ஸ் மூலியமா, நான் வந்து இவ்வளவு எர்ன் பண்றேன்னு நெனைக்கும்போது, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு.
சரிங்க. ம். சரிங்க. <laughs> செம்மங்க. சிறப்பு. <laughs> கண்டிப்பாங்க. உங்க பெ ரொம்ப பெற்றோர்களுமே ரொம்ப பெருமை பட்ருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு, அதாவது அ ஒரு விஷயத்த நல்லா தெரியுதுங்க. ஆ நம்ம ஒரு விஷயத்த வந்துட்டு, படிப்பு ப அதாவது படிப்பு லைன்ல போறத விட, ஒரு விஷயத்த ரொம்ப ஆர்வமா, அ ரொம்ப மனசார ஒரு விஷயம் செய்யும் போது, அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாரி உங்க விஷயத்துல வந்து நீங்க படிச்சத விட, <chuckles> நீங்க வந்து கத்துக்கிட்ட விஷயத்த வச்சு உங்கள கை தூக்கி விட்ருக்குங்க. அதுல நல்ல சேலரியும் நீங்க வாங்கியிருக்கீங்க. அ உண்மையாவே உங்கள பாராட்டணுங்க. ஏன்னா இப்ப உள்ள பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள நம்பியே வந்துட்டு, "அ சரி ப ஏதாவது ஒண்ணு படிச்சுகுவோம். அ அதான் அப்பா, அம்மா இருக்காங்கல்ல. அவுங்க பார்த்துப்பாங்க." அப்படீங்ற மாரியோ, இல்ல ஒரு லேப்டாப் வேணுமா? இல்ல ஒரு கோர்ஸ் படிக்க படிக்கணுமா? அதுக்கான காச வந்து போட்டு நச்சரிச்சு, ரொம்ப அந்த பசங்களுக்கு அது ஒரு கஷ்டமே தெரியாத அளவுக்கு இருக்குற காலத்துல, நீங்க வந்துட்டு அ உங்களுக்கு உங்களுக்கு, லேப்டாப் வேணுன்றத மட்டும் தான் அவுங்க வந்து உங்களுக்கு பண்ணிக் குடுத்தாங்க. அதுக்கப்பறம் உள்ள கோர்ஸ்க்கு உள்ள காசயும் வந்து நீங்க கட்டினாலுமே, நல்ல அழகா ஸ்மார்ட்டா 1 கிளாஸ்ல பாஸ் ஆயி, அந்த க அமவுண்ட்ட எடுத்து Tally பண்ணியிருக்கீங்க. அங்கேயே நீங்க Tally பண்ணிருக்கீங்க பார்த்தீங்ளா? <chuckles>
கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். கண்டிப்பா. ம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அதாவது, அது எனக்கு என்னென்னா, அத நான் ஃப்ரீயா தான் படிச்சேன். ஆனா அதுக்காக நான் இவ்வளோ சம்பளம் நான் எடுப்பேன்னு நெனச்சு வே ஏன்னா, அவங்க டேலி அக்கவுண்ட்ஸ் தெரிஞ்சது, அவுங்களுக்கு பெரிய விஷயமா இல்லைங்க. ஏன்னா நான் அக்கவுண்ட்ஸ தான் படிச்சிருக்கேன். அது அவுங்களுக்கு பெரிய விஷயமா இல்ல. ஆனா அவுங்களுக்கு தேவை, Tallyல கடகடன்னு ஃபாஸ்ட்டா வேலை செய்யணும். எக்ஸெல் எல்லாமே நல்லா அப்டேட் வெர்ஷன்ல இருக்கணும். அப்படீன்ற மாரி தெரிஞ்சனால, அவுங்க அத ஆ ஏன்னா இந்த க் இந்த ஒரு லேப்டாப் வாங்கலன்னா, நான் கண்டிப்பா அத படிச்சிருக்க மாட்டேன். அந்த இணையத்துல. படிக்கலைன்னா எனக்கு கண்டிப்பா இந்த ஒரு நெலைம வந்திருக்காது. அப்படீன்ற மாரி இருந்துச்சுங்க. அதே போல
<laughs> நிச்சயமாங்க. அதாவது. கண்டிப்பாங்க, அது ம்.
அ, அதே போல ஹிந்தி நான் கத்துகிட்டங்க. ஆ, அத ஏன் கத்துகிட்டேன்? எதுக்கு கத்துகிட்டேன்னு எனக்கு தெரியல்லங்க. ஏதோ ஒரு நாள் வந்து நான் "ஹிந்தி கொஞ்சமாது கத்துக்கணும்" அப்டின்ற மாரி அது ஏன்னா ஒரு நாள் சீரியல் ஒண்ணு பாத்துட்டு இருந்தேன். ஹிந்தி சீரியல். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது <chuckles> அதனால "நான் போயி ஹிந்தி கத்துக்கணும்" அப்டின்ற மாரி நெனைச்சேன். அப்ப எப்டி போயி கத்துக்கறது? ஒரு கிளாஸ்க்குலாம் இனிமேட் போயி` கத்துக்கலாம் முடியாது அப்டின்ற மாரி இருக்கும் போது, அ, நான் வந்து என்ன நெனைச்சேன்னா, "வீட்லே இருந்து கத்துக்கலாம்" அப்டின்ற மாரி அந்த Youtubeல தான் இப்ப எல்லாமே Youtubeல தான் நெறையா வருதுல்ல. அப்ப அந்த இணையத்தில போயி நம்ம கத்துக்கலாம் அப்டின்ற மாரி போயிட்டு அதுல பார்த்தேங்க நெறையா போட்டிருந்தாங்க. அந்த "அ, ஆ, ஈக்கி" ஆ அந்த ஆரம்பிக்கிறதில இருந்து அவுங்க கடைசி வரைக்குமே நல்லா சொல்லிக் குடுத்தாங்க. அத வெச்சி ரொம்ப நான் கத்துக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா, கத்துக்கிட்டேங்க. எதுவுமே தெரியாத நான், இப்ப பேசுறது ஒரு 2 3 வார்த்த கொஞ்சம் நல்லாவே பேசுவேன்னு வெயுங்களேன். ஆனா, நீங்க என்னா சொன்னாலும் அத புரிஞ்சிக்கக்கூடிய திறன் எனக்கு வந்துருச்சி. அதாவது என்ன கத்துக்கணும்னு நினைச்சேனோ, அத நான் நல்லாவே கத்துக்கிட்டேன். இது எனக்கு எந்த எடத்தில உதவுச்சி அப்டின்னும் போது பார்த்தீங்கன்னா, நாங்க வேலைல இருந்து, உ அ, எங்களுக்கு வந்து டூர் கூட்டிட்டு போனாங்க. ஆபீஸ்ல இருந்து, அ, ஒரு ஒரு 5 நாள் டூர் மாரி போட்டு கூட்டிட்டு போவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவ. அப்டின்ற போது நாங்க எல்லோருமே வந்து டெல்லிக்கு போனோங்க. அ, டெல்லி, சிம்லா, ஆக்ரா இந்த 3 எடத்துக்கும் நாங்க பயணம் பண்ணினோம். அப்டி பயணம் பண்ணும்போது அங்கே ஹிந்தில பேசி நெறையா இருந்தாங்க. அப்பல்லாம் நம்ப அந்த எடத்தில வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சி. "ஐயோ! எனக்கும் ஹிந்தி தெரியும்." ஆனா அதுக்கெல்லாம் கத்துக்கல்ல. நான் கத்துக்கிட்டது சீரியல் பார்க்கணும்ன்றதற்காக தான் <chuckles> அது வந்து பயன்பட்டுச்சி எனக்கு <tsk> நான்
ஆ. சிறப்பு <chuckles> சரிங்க. ஆமா. ஆமாங்க. ஆ. அருமைங்க. <chuckles> சரிங்க. ம், ம். <chuckles> அ <chuckles> அங்க போய் நீங்க ஹிந்தில போட்டு தள்ளிட்டீங்க. உங்க கூட இருந்தவங்க எல்லாம் "ஏய் எப்படி?" அப்டிங்கிற மாரி பார்த்திருப்பாங்க.
ஆமா, அவுங்க எல்லாருமே "ஏய் என்னடி உனக்கு ஹிந்தி தெரியுமா?" அப்டின்ற மாரி, அப்டின்ற மாரி கேக்கறாங்க. "ஏய் அதெல்லாம் எனக்கு பிச்சி உதருவேன் எனக்கு நல்லா சூப்பர்ரா தெரியும்." என்னைய என்ன நெனைச்சி
<laughs> சரிங்க. அ நமக்கு வந்து தான் தெரியும். நம்ம ப மேனேஜ் பண்ற அளவுக்கு தான் தெரியும்.
அதுதான் கேக்கறாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டே, அவுங்க பேசுறது அதாவது நம்மளுக்கு பேசணும்ன்றது அவசியம் கெடையாது. நாங்க ஒரு கடைக்கு போயிட்டோம் ஹோட்டல் மாரி. அங்க அவுங்க என்ன சொல்றாங்கண்ணு யாருக்கும் புரியல்ல. எனக்கு புரிஞ்சிருச்சி. நான் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணேன். கடைசில நான் ரிப்ளை பண்றது அவ்ளவா தேவை கெடையாது <tsk> ஆ, இதுல எனக்கு 1"அந்த உணவோட பேர சொல்லி இதுல 1 போதும்" அப்டின்னு சொன்னா அவுங்க அந்த அளவுக்கு புரிஞ்சிக்கிறாங்க. அதனால பேசணும்னு அவசியம் கெடையாது. ஆனா, எனக்கு என்ன சொல்றாங்கிறது தான் புரியணும். அந்த வரைக்கும் எனக்கு தேவை அப்டின்ற மாரி எனக்கு புரிஞ்சி நெறைய ஹெல்ப்பா இருந்துச்சுங்க அந்த எடத்தில நானு. அத தான் என்னால் புரியல்ல. ஆனா, எனக்கு புரிஞ்சிக்கிற இது இருந்ததனால, எனக்கு எல்லாமே நல்லாவே புரிஞ்சிச்சி. ஆ, ஒரு சில கடினமான வார்த்த மட்டும் புரியல்ல. அது என்ன அந்த ஒரு இணையம் வந்து, எனக்கு ரொம்பவே உதவி இருக்கு என் வாழ்க்கைல. அப்டின்ற மாரி தான் சொல்லலாம். ம்.
ம். ஆ. ஆ. புரிஞ்சிக்குவாங்க. கண்டிப்பாங்க. சிறப்புங்க. கண்டிப்பாங்க. அதாவது நான் வந்து நெறைய விஷயம் வந்து உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ஏன்னா, நானே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது <chuckles> ஒண்ணு பார்க்கலாம் அப்டின்னு Youtube போனன்னா ஒரு ஒரு ஒரு நிமிசம் பார்ப்பேன். அதுக்கு அப்புறம் "அட போப்பா" அப்படின்னு வெளில வந்துடுவேங்க <chuckles> அது மாரி ஒரு சமையல் வீடியோ கூட நான் புல்லா பார்க்கமாட்டேன். அப்டியே ஓட்டி ஓட்டி பார்த்துடுவேன். அந்த மாரி இருக்கிற இதுல நீங்க இணையதளத்தில எந்த அளவுக்கு நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு அதுலருந்து, நீங்க வந்து லைஃப்ல ஒரு வந்து அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு பயணத்துக்காக இருந்ததுனு கேக்கும்போது, உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அ, உங்க கூட பேசினதில வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க தொடர்ந்து பேசுவோம். நன்றிங்க.
தாங்க் யூ. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. ஒங் ஒங்கட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சி. நீங்க என் கதையோட உணர்ந்து அத கூடயே வந்தது ரொம்பவே அருமையா இருந்துச்சி. உங்கள்ட்ட பேசினது மகிழ்ச்சி. நன்றி.
<snorts> நன்றிங்க.